இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மனசு அது எங்க இருக்கு, எப்படி செயல்படுது, அது மூளையா, மூளையினுடைய செயலா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம்னா உள்ளம்ன்னு ஒண்ணு எங்க இருக்கு? அப்படிங்கிறதுலாம் இன்னுமே கண்டுபிடிக்கலைன்னுதான் நினைக்கிறேன் எனக்குத் தெரிஞ்சு. அ அது எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு மூளை குடுக்கிற அ செ குடுக்கிற அறிவைப் பொறுத்துதான் நம்ம வந்து செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த உள்ளம் சொல்றது, இந்த மூளை சொல்றது இது 2யும் எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிறதே முதல்ல தெரியல. உள்ளம்ன்னு ஒண்ணு எங்க இருக்கு? அதைக் கண்டுபிடிச்சு அது சொல்றதை கேக்குறோமா? நீங்க அதன்படி நடக்கிறீங்களா? அ உங்களுக்கு அத அதனுடைய வேறுபாடு தெரியுதா? இதைப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நல்லா கேட்டுருக்கீங்க. அதாவது என்னுடைய உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வினாவாக நான் இதைப் பார்க்கிறேன். அ, இதைச் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய யோசிக்கணும். ஆனா உண்மையைச் சொல்லணும் இல்லையா? அதுக்காக. உணர்வுகள் தாங்க உள்ளம்.
ஆமா.
உள்ளம் என்பது நீங்க ஆரம்பிக்கும்போது நல்லா ஆரம்பிச்சீங்க. உள்ளம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்க. அது உண்மைதான் அது. இதயம் இருக்கு நமக்கிட்ட. அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். அப்போ உள்ளம்னு நம்ம எதைச் சொல்றோம் அப்படின்னா, என்னையப் பொறுத்தவரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து, உணர்வுகள் தான் வந்து உள்ளம்.
உணர்வுகள்ன்னா நீங்க 5 அ அறிவை சொல்லுவீங்க இல்லையா, இது, இது இப்படி இப்படி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து செய்றோம். அப்படியா?
ஆமா, ஐம்புலன்கள் வந்து சொல்லுகிற கட்டளையை மூளைக்கு அது அனுப்புது. மூளை என்ன செஞ்சு நம்ம வந்து செயல்பட வைக்குது.
ஆ இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா?
ஆமா.
அந்த ஐம்புலன்களை கட்டிக்காக்குது இல்லையா, மூளை. அப்ப அதை உள்ளம் சொல்றதா? இந்த ஐம்புலன்கள் சொல்றதெல்லாம் கேட்டு, நீ நான் என்ன செய்யணும்? இப்ப நான் இதைச் சாப்பிடணும் அப்படின்னு என் மனசு சொல்றதுன்னு நம்ம சொல்றோம்.
ஆமா.
ஆனா அது உரைக்கும், அது பண்ணும், இது பண்ணும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும், இது சமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குச் சொல்லுது.
இது ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க
இதை எப்படி உள்ளம், மூளை இது 2யும் பிரிச்சு அ வந்து அதைச் சொல்றதை கேக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
<laughs> இது ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப ரொம்ப, நீங்க ரொம்ப ஆழமா சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஐம்புலன்கள் தான் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்துது. அதை ஒத்துக்கிறீங்க இல்ல? அது உள்ள புகுத்துது. கண், காது, செவி, மூக்கு, உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஐம்புலன்கள் அப்படின்னு. இந்த ஐம்புலன்கள் படி உள்ள விஷயங்களை என்ன செய்து உணர்ந்தவற்றை அது மூளைக்கு அனுப்புது.
ஆஹம். ஆமாங்க. ஆ. ம்ஹ்ம். ஆமா.
அந்த மூளை வந்து பகுப்பாய்வு செய்வதை தான் நம்ம வந்து 6வது அறிவு அப்படின்னு நாம சொல்றோம்.
ஆ இப்ப நம்ம உணர்வுன்னு இவரைக்கும் பேசிட்டு இருந்தோம். இப்ப அறிவுன்னு பேசுறோம் பார்த்தீங்களா?
உள் ஆமா, உள்ளத்துக்கும் அறிவுக்கும் நம்ம நெருங்கிய தொடர்பு உள்ளது.
இப்ப ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் 6வது அறிவு உனக்கு இருக்கா அப்படின்னுதான் கேக்குறோம். இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கு இதனால நீ வந்து இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறது இல்லல்ல.
அது கேக்குறது இல்ல. ஆனா வந்து நம்ம வந்து சிந்திக்-சிந்திக்கிறவற்றை எல்லாமே செயல்படுத்துவதுங்கிறது நம்ம வந்து அதுக்குத்தான் நம்ம 6வது அறிவப் பயன்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்குச் சொல்றேனே, இப்ப வந்து இப்ப குளிர்காலம் இப்ப. ஆ, பனிக்காலம் இருக்கிறது. மழைக்காலம்ன்னு நம்ம இப்ப சொல்றோம். இப்ப இந்த நேரத்துல என்ன செய்றேன்னா, "ஒரு கடைத்தெருவுக்குப் போகும்போது நம்ம வந்து ஒரு வாங்கி சாப்பிடலாம்." அப்டின்னு நம்முடைய உள்ளம் சொல்லுது.
ஆ. ஆஹா, சொல்லுங்க. ஆ. சரிங்க.
ஆனா அறிவு என்ன சொல்லுது, "மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் வரும். காய்ச்சல் வரும். நம்ம அன்றாட வேலைகளச் செய்ய முடியாது. நாளைக்கு அலுவலகம் போக முடியாது." அப்டின்னு நம்மளுடைய மூளை சொல்லுது.
ஆ. ஆமா. சரிங்க.
அப்போ வந்து "கண் போன போக்கிலே கால் போகலாமா?" அப்டிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எதுன்னா, மூளதான்.
இல்லங்க. கண்ணு வந்து ஐஸ்கிரீம பார்த்தவுடனே சாப்பிடன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்றேன். அப்புறம் வந்து நாக்கு சொல்லும் அத இன்னம சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்குமே அப்டின்னு ஒண்ணு சொல்லும். அ, அப்ப வந்து ஐஸ்கிரீம் யாராது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் காது கேட்ருக்கும் இந்த இந்த ஃப்லேவரா டேஸ்ட்டா <chuckles> இருக்குமேன்னு. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா அந்தப் புலன்கள் நமக்கு வந்து தூண்டுதல் குடுக்கும். ஆனா அதக் கட்டுப்படுத்துறதுதான் வந்து நல்லதுங்கறீங்களா?
அப் அ. ம். ம். சரி. நிச்சயமாக கட்டுப்படுத்தினால் தான் உங்களுக்கு 6வது அறிவு வேலை செய்கிறது என்று பொருள்.
ஆ.
உள்ளம் சொல்வதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்ற ஒன்று.
அஹா. இப்ப உள்ளம் மூளை சொல்லும் நான் இந்த வேலைக்குப் போனா நல்லா இருக்கு. நெறைய சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும். காசு நெறைய வேணும்னு சொல்லும். உள்ளம் சொல்லும் இதெல்லாம் சரியா இருந்தாதான் நீ வேலைக்கே போகணும். இப்ப வந்து இது வந்து தவறான வழி அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். மூளை சொல்லும் காசு முக்கியமா இல்ல வந்து வேலை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி. <chuckles>
சாலை இல்ல நீங்க இரண்டையுமே ப <chuckles> இரண்டையுமே நீங்க ஒரு ஒரு சேர பாக்குறீங்க. நான் உள்ளம் என்பது நீங்க கட்டுப்படுத்த முடியாது. நான் தெள்ள தெளிவாவே சொல்றேன்.
அஹ. ஆஹா. சரிங்க.
உங்கள் மனசை நீங்க வந்து எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. மனம் சொல்லுவதை அது பகுப்பாய்வு செஞ்சு இது சரியா, தப்பா, செய்யனாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா என்கிற வேலையை சொல்றது மூளைதான்.
சரிங்க. ஆஹா.
மனங்குறது ஒரு வீட்டினுடைய வந்து நுழைவாயில் மாரி. வெளியில இருக்க கேட் மாதிரி. அது எப்பவுமே தொறந்துதான் கிடக்கும். எப்போ எதுவானாலும் உள்ள வரும்.
சரிங்க. ஆ.
ஆனா மூளைங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கு நம்ம பூட்டி வச்சிருக்கிற சாவி மாதிரி. அது நம்ம சாவி போட்டுத் தொறந்தா தான் வீட்டுக்குள்ள போக முடியும்.
ஆ சரிங்க.
அப்போ அப்போ உள்ளம் என்பது எல்லாத்தையும் உள்ள அது திணிக்கும் அது.
சரிங்க.
ஆமா, சாலையில வந்து ஓரமா இடது பக்கமாகச் செல்லணும் அப்டிங்கிறது எழுதிப் போட்டுருப்பாங்க.
ம்.
நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு சுத்திட்டு வந்தா தான் அந்தப் பக்கம் இடது பக்கம் போ முடியும்ங்கிறது நமக்குத் தெரியும்.
ஆமா.
நம்ம உள்ள என்ன சொல்லும்? இல்ல இல்ல 2 ஸைட் பாத்துக்கோவோம். வண்டி வரலன்னா நம்ம ஓடிப் போய் க்ராஸ் பண்ணிருவோம் அப்டின்னு நம்ம உள்ள சொல்லும்.
சரிங்க.
ஆனா மூள என்ன சொல்லும்? டேய் போகாத வாகனத்துல அடிபட்டுப் போயிடுவ. இந்த இடத்துல க்ராஸ் இல்ல அப்டின்னு அது சொல்லும்.
ஆ. ஆ.
அப்போ உள்ளம் சொல்வதை அனைத்தையுமே கேட்கிறது யாருன்னா நிலை
இப்ப இதுக்கு ஒரு குரல் இருக்கு நீங்கச் சொல்றீங்க, அப்டித்தான் இல்லையா?
ஆமா. அதாவது உள்ளம் சொல்வது எல்லாமே நம்ம கேட்டு நடக்கிறது வ சாத்தியம் இல்ல.
ஆஹ.
அது வந்து வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பகுப்பாய்வு செஞ்சு தான் ஒவ்வொரு மனுஷனுமே இந்த பூமியில நம்ம வாழுறோம்.
ஆ. ஆ.
இப்போ நிலைதடுமாறுகிற ஒரு மனிதன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து குடிபோதையில போறாரு. அவருக்கு எந்த வேலை செய்யாது? அப்படின்னா அவருக்கு மூளை, சிறு மூளை வேலை செய்யாது.
சரிங்க. ஆமா.
அந்த நேரத்துல வந்து உள்ளம் ஜெயிச்சிருக்கும். உள்ள வந்து என்ன செஞ்சிருக்கும், அது ரொம்ப பிரகாசமா செயல்படும்.
ம்ஹ்ம்.
ஐம் ஐம்புலன்கள் வந்து ஆக்ரோஷமா ஆனந்தக் களியாட்டம் ஆடும்.
அப்படியா?
அந்தக் குடிபோதையில இருக்கக்கூடிய நேரங்கள்ல.
ஆஹா.
அப்ப என்ன செய்யும்? மனம் வந்து எஜமானி ஆயி அது என்ன செய்யும். அது என்ன செய்யத் தோணுதோ அதெல்லாம் செய்யும். அதனால என்னாவும்
அப்ப உங்க உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்காது அப்படிங்கறீங்களா? அப்ப வந்து எதுவுமே நாம வந்து அ யோசிக்க மாட்டோம் அப்படின்னா, அப்பவும் ஏதாவது 1 யோசிப்போம் இல்ல?
இல்ல யோசிக்க வாய்ப்பு இல்லல்ல. நீங்க வந்து மூளைக்கு நீங்க வேலை குடுக்கல. நீங்க நிலை தடுமாறல் நீங்க இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? வந்து ஒரு குடிகாரன் ஒருத்தர் இருக்கிறானா, எந்த இடத்துல நிப்பான்? திடீர்னு ஒரு 50கிலோமீட்டர் போவான். திடீர்னு ரோட்ல படுத்துப்பான். அப்ப என்ன செய்து அந்த இடத்துல படுக்குற இடம் நல்ல இடமா? கெட்ட இடமா? படுக்கலாமா, படுக்கக் கூடாதா? நாம செய்யறது சரியா தப்பா? நாம பேசுவது சரியா தப்பா, அவனை அடிச்சது சரியா தப்பான்றது நமக்குத் தெரியாது இல்லையா, அப்போ மூளை வந்து நம்மள வந்து கன்ன நம்மள கன்ட்ரோல்ல அது வச்சுக்கல இல்ல.
ம்ஹ்ம். ம். ம். ம். ஆம். இல்ல, நீங்க சொல்றபடியே அது மூளை வேலை செய்யாது. ஆராய்ச்சிகளே சொல்லி இருக்காங்க அந்த நேரத்துல நாம என்ன பண்றோம் நமக்கே தெரியாதுன்னு.
ஆமா.
அந்த மாதிரி ஆராய்ச்சிகளே இருக்கு. அ நமக்குச் சொல்லி இருக்காங்க. இப்ப நம்ம உள்ளம் சொல்றதை சில நேரங்கள்ல கேக்கணும் நீங்கச் சொல்றீங்க. அதைக் கேட்டு, மூளையும் சொல்லும், நாம அதன்படி செய்யணும்னு. நீங்க நீங்க ஏதாவது உதாரணமா நான் இந்த இடத்துல வந்து என் உள்ளம் சொல்றதைதான் கேட்டேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி இல்ல என் என் உள்ளமும் என் மூளையும் சொல்லிச்சு நான் இங்க நல்லா இருக்கேன். அ அப்படிங்கிற மாதிரி எதாவது உதாரணமா உங்கள்ட்ட நீங்க சொல்ல முடியுமா? வேலையா இருக்கலாம். குடும்பம் சார்ந்த முடிவுகளா இருக்கலாம்.
ஆனால் ஆமா. உள்ளம் சொல்லிக் கொண்டே தான் அதாவதுங்க நீங்க இது வந்து ஒரு ஆய்வு நோக்குல நீங்கக் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. மூளை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர் மட்டும் போடும்.
ம்ஹ்ம்.
மனம் வந்து அன்பும் இதுல இருக்கக்கூடிய ஈகை, அ நல் உணர்வுகள், இரக்கம் இந்த மாதிரி குணங்கள் அடிப்படையில அது வேலை செய்யும்.
ம்.
சில நேரங்கள்ல நம்ம எல்லாத்துக்குமே மூளையை பயன்படுத்தினா நாம வந்து நிறைய சுற்றத்தார்கள் நம்மகிட்ட இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம்.
சரிங்க. ஆ.
என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்குப் பக்கத்துல ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு.
ஆஹ.
ஒரு வயதானவர். எனக்கு விவரம் தெரிய நாங்க அவங்க கூட நாங்க உறவே வச்சுக்கல.
அட கடவுளே! ஏங்க பேசவே மாட்டீங்களா?
எங்க அப்பா. ஆமா. எங்க அப்பா எங்க தாத்தா காலத்துல இருந்து அந்தக் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் பகை.
அஹ்ம்.
நாங்க யாருமே போய்க்க மாட்டோம். எங்க அவங்க எந்த விதமான பேச்சு இல்ல. எங்க வீட்டுல எத்தனையோ இன்ப துக்க நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு. அவங்க வீட்டுல எத்தனையோ கல்யாணங்கள் நடந்துருச்சு. நாங்க யாரும் போய்க்க மாட்டோம். ஏன்னா கிராமத்துளுடைய சூழல் அப்படி
அ. பக்கத்து வீட்ல பிரச்சனை. ஆமா பக்கத்து வீட்டு அந்த காம்பவுன்டு எடுக்கறதுக்குள்ள ப 1000 பிரச்சனை சண்ட நடக்கும் அப்டித்தான் இல்லயா?
ஆமா. அந்த மாதிரி இருக்கும் போது என்னாதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாயார் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வயதானவர் இறந்து போயிட்டாரு.
சரிங்க. சரிங்க.
அப்போ எங்க அம்மா என்ன சொல்றாங்க. அ நான் சொல்றேன். அம்மா பக்கத்து வீடுமா இறந்து போயிட்டாங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கக் கூடாது. இன்னும் ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நாம இப்ப இருக்கக் கூடாது. நாம எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம ஒரு பண்போட நம்ம நடந்துக்கணும். அதனால வந்து நான் அந்த டெத்துக்கு போயி, நான் இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ எங்க அம்மா ரொம்ப. இது வந்து இல்லப்பா. இந்த பூர்வ ஜென்மத்து பகை. அங்க போகக் கூடாது. போனா ஏதாவது உன்னுடைய குழந்தைகளை பாதிக்கும். அவங்களுக்கு நமக்கு வந்து நிறைய முறைப்பாடு இருக்குது. அப்படின்னு எல்லாம் எனக்கு வந்து சில மூடநம்பிக்கை, சம்பிரதாயங்களை எல்லாம் சொல்லி என்னைத் தடுத்து நிறுத்துனாங்க.
ஆ. ஆமா. ஆ. சரிங்க. அய்யய்யோ! ஆ. சரிங்க.
அந்த இடத்துல என்னுடைய உள்ளம் என்ன சொன்னுச்சுன்னா.
ம்.
அட மனிதா. நீயும் ஒரு நாளைக்கு சாவத்தான் போற
அதானே, அ!
பக்கத்து வீடு. மரணம் என்பது எல்லாருக்கும் இயற்கை. யாரு 500 வருடம் இங்க வாழ்ந்துட்டு வரப்போறது இல்ல. ஒரு பிரச்சனையை ஏன் நீ வந்து கொண்டு போயிட்டே இருக்க?
ஆமா.
அந்தப் பிரச்சனையை
யாராவது ஒருத்தர் முடுச்சா நல்லா இருக்கும், அது நானா இருந்தா நல்லாயிருக்குமே அப்டிங்கிற மா
ஆமா ஆமா அப்படிங்கிற எண்ணத்துல நான் என்ன செஞ்சுட்டேன்னா அந்த வீட்டுக்கு நான் போனேன்.
சரிங்க.
போன அவங்களும் வந்து என்னட்ட போனவுடனே என்னகிட்ட யாரும் வந்து பேசல. என்னை யாரும் என்னட்ட கண்ணீர் விடல. என்னை உறவாடல.
அதான் கலாச்சாரமே அப்டிதானே. நம்ம போயி நின்னாலுமே வந்து அவங்க வந்துபேச மாட்டாங்க. ஏன்னா, சண்ட காரவங்க.
ஒரு ஆமா. ஆமா. அப்போ நான் போய் நின்ட உடனேயே அவங்க ஒரு 1 மணி நேரம் பாத்தாங்க. 2 மணி நேரம் பாத்தாங்க. அப்ப அவங்களுடைய தூரத்து உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பித்தார்கள். அதுல வந்து ஒரு நடுநிலைவாதிகள்லாம் பரவால்லப்பா. தம்பி நீங்க வந்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிக பெரிய ஒரு பல ஆண்டுகள் ஒரு பிரச்சனைய இந்தச் சாவு வந்து ஒரு முடிவுக்குக் கொண்டு வந்துருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அ நீங்க இந்தச் சின்ன வயசுலயே நல்ல ஒரு ஆளுமைத்தன்மையோட நீங்க இருக்கீங்க. நீங்க வந்தது வரைக்கும் சரி. இனிமேலாவது நம்ம ஒட்டி உறவாடி ஒரு குடும்பம் மாதிரி நம்ம வாழணும். அதுக்கு இந்த இறப்பு வந்து ஒரு ஆணிவேராக இருக்கட்டும், அப்டின்னு சொல்லி அந்த இறப்பு வீட்ல என்னைய பாராட்னாங்க.
அ. ஆ. ம். ஆஹா. ஆ. இல்ல உங்க குடும்பத்துல இதை எதிர்ப்பா பார்த்தாங்களா? உங்க மனைவி அந்த மாரி குழந்தைகள். அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்
அது கட்டுப்பாடு அது கட்டுப்பாடு. அவங்கலாம் வரல. அந்தக் கட்டுப்பாடை உள்ளத்தின் அடிப்படையில நான் உடைத்து ஒரு நன்மைக்காகப் போனேன். இத ஏன் சொல்ல வர்றேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உள்ளம் சொல்
ஆ. இல்ல உங்க நன்மை எதுவும் இல்லல்ல. ஆ, அ. அ.
இல்ல இது பொது நலம் தான். இது பொது நலம் தான். ஆனா, இப்ப என்ன நீங்கக் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். எப்டி கேட்டீங்கன்னா, என் உள்ளம் சொல்வதை நான் கேட்டு நடந்தேன்.
அதுக்கப்புறம் நல்ல மாற்றம் நடந்துச்சா?
அதில் ஒரு மிக நிச்சயமா நடக்கும் இல்லையா அது? விட்டுக்கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லைங்கிற ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா?
ம். அதுக்கப்புறம் உறவாட ஆரம்பிச்சிட்டீங்களா?
ஆமா. உறவாக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வந்து ரெண்டு பேருடைய பிரச்சனைகள் தீர்ந்தது. ரெண்டு குடும்பத்துனுடைய மனசு வந்து சமரசமாகிவிட்டது. உறவுகளை சொல்லி கூப்பிட தொடங்கிவிட்டோம். அப்போ நான் என்ன செய்றேன்? என் உள்ளம் சொல்வதை இந்த இடத்தில் கேட்டிருக்கிறேன். நான் இப்ப வந்து ஒரு குடியார நிலையில நான் இல்ல.
ஆ. பரவாயில்ல. ஆஹா. ம். ம்.
ஆனா என் மனம் போன போக்கிலே நான் போயிருக்கேன். எதுக்காகப் போயிருக்கேன் அப்படின்னா நன்மை கருதி போயிருக்கேன். நீங்க அங்க அதத்தான் பாக்கணும் நீங்க.
அ இயற்கை வந்து இயற்கை வந்து எல்லாரும் என்ன பண்றோம்னா அ எப்படி ஒரு நாள் போகத்தானே போறோம். அதே மாரி தான் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு. என் உள்ளம் சொல்லுச்சி அப்படிங்கற மாரி நீங்க சொல்றீங்க இல்லையா?
நல்லதுக்காகப் போயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன சிந்திக்கல அப்படின்னா என்னுடைய மூளைக்கு நான் அதிகம் வேலை குடுக்கல.
ம்.
என்னோட மனசுக்கு தான் நான் வேலை குடுத்தேன்.
அ ஆ.
அப்போ என்னோட மனம் போன போக்கில் போனோம்னா இரண்டு குடும்பங்கள் இணைந்திருக்கிறதுதானே அர்த்தம் அப்ப அப்போ நான் வந்து ஒரு பெரிய மனித தன்மையில் நான் நடந்து
ஆமா ஆமா. இல்ல ஒத்துக்கணும் தான். ஏன்னா மனசு ஒரு நேரம் நமக்கு வந்து இந்த அன்பு பாசம், ஒரு பிணைப்பு. இதுலல்லாம் வந்து நம்ம மனம் சொல்றதை கேக்குறதுல என்னவோ அது வந்து இரட்டிப்பாகுது இல்லையா?
நிச்சயமாக.
ஆ.
இதுதான் வந்து உள்ளம் சொல்வதை சில நேரங்களில் கேட்கத்தான் வேண்டும். உணர்வுகள் சொல்வதை மூளை செயல்படுத்தும். உள்ளம் சொல்வது நன்மை கருதி நாம் கேட்பதனால் தவறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து.
நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா உள்ளம் வந்து பேசும். அதுக்கு ஒரு குரல் இருக்கு. அது வந்து இத செய் செய்யாத நமக்கு சொல்லும் மூளை கட்டுப்படுத்தும். சில நேரங்கள்ல உள்ளம் சொல்றதை கேக்குறதுனால நெறைய ப அ நல்ல விஷயங்கள்லாம் கூட நடந்துருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.